சிறப்புங்க சிறப்புங்க. ஆனா, தினசரி கோலம் போடுறதுங்க வந்து நெறையா மறந்துட்டாங்க. ஆனா, நீங்க திருப்பி பண்றீங்கன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அழகாவும் இருக்கு.
ஆமாங்க, இப்ப வந்து ஸ்டிக்கர் வேற ஒட்டி ஈஸியா வந்து முடிச்சு விட்டுர்றாய்ங்கங்க காலையில.
ஆமாங்க, நானுமே வந்து அப்படித்தான் ஒட்டியிருக்கேன். அந்த அப்பார்ட்மென்ட் குடியே இருக்குறவங்கள் எல்லாம் சுத்தம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்போ நாங்க எல்லாம் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்போம். ஆனா வந்துட்டு முன்னாடி கோலம் போடுறதுக்கு வந்து இங்க ஆட்கள் வருவாங்க ஆள் வருவாங்க. ஒரு பாட்டி வந்து போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆள் வச்சிருக்காங்க இங்க. அதனால அந்த பழக்கம் நமக்குத் தேவை கிடையாது அது ஏன்னா 10, 15 வீடுகள் இருக்கும்போது
<laughs> ஆமாமா ஆ. ஓ. அது முன்னாடின்னா, ஒரு வாசல் வந்து இப்ப அபார்ட்மெண்ட் சொல்லக்கூடியது வந்து ஒரே வாசல், அந்த இதுலதான் சொல்றீங்களா?